ஆமாங்க. ஆம் அ அதாவது சில, ஃபோட்டோ புகைப்படத்த வந்து பாக்கும்போது, அதாவது எங்க அம்மாவுடைய பாட்டியுடைய ஒரு புகைப்படம். ஆ, ஆ, எங்க அம்மா வந்துட்டு அந்தப் புகைப்படத்த வச்சிருக்காங்க. எங்க அம்மா, அவுங்க அம்மா, அவுங்களோட பாட்டி அப்டின்ட்டு அதுல அந்தப் புகைப்படத்துல 3 தலைமுறையினர் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பு ஆமா.
இ சரி. ஓ, ரொம்ப அருமையா இருக்குங்க. எப்டி எடுத்திருந்தாங்க அவுங்கள? எப்டி உக்கார வச்சு. அ அது எப்டி அவ்வளவு 3 தலைமுறையும் ஒண்ணா எப்டி கொண்டு வந்தாங்க?
இல்ல, எங்க அம்மாவோட பாட்டிதானே அவுங்க. அதனால எங்க அம்மா, எங்க அம்மாவோட அம்மா, அவுங்களோட அம்மா 3 பேருமே வந்துட்டு இருந்தாங்க அந்தப் புகைப்படத்துல. அப்போ அந்தக் காலத்துல வந்துட்டு அவுங்க, ஆ, இதுல போய் எடுப்பாங்க இல்ல, ஆ ஸ்டுடியோல தான போய் எடுப்பாங்க. ஆமாமா. அந்த மாரி ஸ்டுடியோல எடுத்த ஒரு புகைப்படம் அ வந்துட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து, ஆ எங்க அம்மாவுடைய பாட்டி மாதிரியே தான் வந்துட்டு நான் வந்து இருக்கேன் அப்டின்னு எனக்கு அந்தப் ஃபோட்டோ பாத்ததுக்கு அப்புறமாதான் தெரியுது.
சரி, சரி. சரி. ஆ, ஸ்டூடியோல போய்தான் எடுப்பாங்க. இ சரி, சரி. ஆ.
அவுங்களுடைய முக ஜாடை. ஏன்னா, எங்க அம்மாவோட பாட்டி எல்லாம் நான் பாத்ததே கெடையாது. எங்க அம்மாவோட அம்மாவ தான் நான் பாத்திருக்கேன். ஆமாமாமா. அவுங்கள மாரியே தான் வந்துட்டு என்னுடைய முக அமைப்பா வந்துட்டு இருக்கட்டும், இல்ல நான் சிரிக்கிறதா இருக்கட்டும். எல்லாமே வந்துட்டு அவுங்கள மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்டின்னு எனக்கே அப்போ வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு "எங்க பாட்டிக்கு நானா ரொம்ப இஷ்டம்." அவுங்க வந்துட்டு சொல்லுவாங்க, "நீ என் அம்மாவா நீ பொறந்திருக்க அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க." அப்போ வந்துட்டு எனக்கு அப்போ அது பெருசா வந்து தெரியுது. ஆனா வந்து அந்தப் புகைப்படத்த பாத்ததுக்கு அப்புறமாதான், ஓ! நம்ம அவுங்கள மாதிரியே வந்துட்டு இருக்கோம் அப்டின்ற மாதிரி இருக்கூங்க. ஆ, சில நேரத்துல நம்ம வந்து நெறியா அ உறவு நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினர் எல்லாம் நம்மளால பாக்கக்வ் வா அ கு குடுத்து வச்சிருக்காது. அத எல்லாத்தையும் வந்துட்டு ஆமாமா பொகைப்படம் தான், நா அத வச்சு தான் நம்ம வந்து, ஓ! இவங்க இப்டி, அவுங்க அவுங்க அப்டின்லா தெரிஞ்சுக்க முடியூங்க.
உங்களுக்கு வந்து கொள்ளுப்பாட்டி மாரி வரும் இல்லையா உறவு? சரி. ஆஹா. ரொம்ப அருமை. ம். கண்டிப்பா, நல்லா ஆமா. அதனால ஃபோட்டோ மூலம்தான் பாக்க முடியும்.

ஆமா, அந்த புகைப்படத்த வந்துட்டு பா நான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி பயிலும் போதுதான் அந்த ஃபோட்டோவ பாத்தேன் நானு. அப்பப் பாத்துட்டு தான் வந்து எனக்கு அந்நாள் வரைக்கும் தெரியாது. அது எங்க தாத்தா வாங்கி குடுத்த சைக்கிள் அப்படின்ட்டு. அப்போ வந்து எங்க அம்மா அப்போ அந்தப் புகைப்படத்த பாத்ததுக்கு அப்புறம் சொன்னவுனே தான் எனக்கே வந்து தெரிஞ்சுச்சு. ஓ! இது வந்து தாத்தா வாங்கி குடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ கண்டிப்பா வந்து
சரி. ம்ஹ்ம். கண்டிப்பா. ரொம்ப பாசம் வச்சிருந்துருக்காரு, உங்க தாத்தா உங்க மேல.
ஆமாமா. என்னதான் இருந்தாலும் இப்பயிமே வந்து சொல்லுவாங்களா. அம்மா அப்பா கண்டிச்சு வளர்ப்பாங்க. ஆனா வந்து தாத்தா பாட்டி ரொம்பவே செல்லம் கொடுப்பாங்க. அவங்க பிள்ளைகள ரொம்ப கண்டிச்சு இருப்பாங்க. ஆனா பேரன் பேத்தின்னு வந்துட்டாக்கா
ஏன்னா அவங்களுக்கு. ஆ, உங்கள பாக்கும் போது என்னன்னா அவங்க பிள்ளைங்கள் சின்ன வயசுல இருந்ததோட ஒரு ஞாபகத்த குடுக்கும். அதனால வந்து பெரும்பாலும் தாத்தா, பாட்டிகள் வந்து அந்த எண்ணங்கள கொண்டு வருவாங்க.
ஆமாமாங்க. அப்போ
இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கல்யா இ நாலாம் வந்து ஒரு தடவ வந்து எங்க. அ. அக்கா, எதா எங்க பெரியம்மாவோட பொண்ணு வந்து அவங்களுக்கு 95 கல்யாணம் ஆயிருச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப வயசு சின்ன வயசு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க போனப்போ எனக்கு பிடிச்ச ஒரு நீல கலர் சட்ட நான் வந்து அப்ப அதிகமா போடுவ. அந்த டிசைன் டிசைனா இருக்குற மாரி. அத வந்து எனக்கு ஒரு 15 வருடங்கள் கழிச்சு நான் 2010 திரும்ப அந்த. பு புகைப்படத்த பாக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கல்யாணம் ஆல்பம்ங்கறது. ஏன்னா அப்பல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோகெல்லாம் அதிகமா எடுத்தது கிடையாது. ஆல்பங்கள் தான் எடுப்பாங்க. நிறைய ஃபோட்டோலா எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட பிறந்த, ஆ 6 அக்கா, தங்கச்சிகள் எல்லா ஒண்ணா இருந்து அவங்களோட, ம மாப்பிள்ளைமார்கள் எல்லா இருந்து பாத்தீங்கன்னா அந்தப் புகைப்படத்துல நானும் ஒரு ஓரத்துல இருக்குற. நான் என் தங்கச்சி. அத பாக்கும் போது எனக்கு வந்து நான் அந்த போட்ட சட்டையும், நான் இருந்த விதமும், என் முடி அமைப்பு, அதுவும் என்னோட தாயார். ஆ. குடும்பத்துலலாம் பார்க்கும் போது என்னன்னா அது ஒரு அந்த ஃபோட்டோக்கு விலையே சொல்லாத மாரி ஒரு உடல் இருந்தது. அந்த மாரி குடும்ப புகைப்படங்கள் நீங்க பாத்துருக்கீங்களா?
சரிங்க. சரிங்க. சரி, சரி. ஆமாமாமாமா. ம்.

அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அ இப் அ அந்தப் புகைப்படத்துல இருக்கக்கூடிய கல்யாண மாப்ளையும், மணப்பெண்ணும் இப்போ பாத்தாக்கா, அவுங்க வேற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஆமாமா. நீங்களா இது? அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் வந்துட்டு தெரியும். நான் எங்க அம்மா, அப்பாவோட கல்யாண ஃபோட்டோவே பாத்துட்டு நான் கேட்பேன். "நீங்க 2 பேரா இது?" அப்டின்ற மாதிரி. அந்தக் காலத்துல இந்த மாதிரி ஊட்டிவுடுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கறது, திருமண காலங்கள்ல இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லயா? ஒரு ஒரு கார் மேல அந்தச் சும்மா கார் மேல உக்காந்திட்டு இருக்கறது, மேல இருந்து 2 பேர் அந்தக் காலத்துல எடிட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அ 2 பேர் வந்து ஒரு பூ கொட்டுற மாதிரி ம்ச் இந்த மாதிரியான அந்தப் பழய எடிட்டிங் உள்ள புகைப்படம்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பாத்து நாங்க ரொம்ப நகைத்த தருணங்களும் இருக்குது. அத நாங்க பாத்துட்டு கேலி கிண்டல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்போம் எங்க அம்மா அப்பாவ. அதே மாதிரி வந்து
ம்ஹ்ம். நெறைய மாற்றங்கள் தெரியும். ஓஹோ. ஆமா. பழம் குடுப்பாங்க அப்பப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். அவுங்களும் அதப் பாத்து சந்தோஷப்படுவாங்க இல்லயா?
ஆமாமா, கண்டிப்பாங்க. அதே போல எங்களோட உற்றார், உறவினர் நெறாய பேர் வந்து ரொம்ப நம்ம எல்லா உறவுகளும் நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க இல்லீங்களா? சில பேர் ரொம்ப தூரம் போயிருப்பாங்க, சில பேர் பேசாம கூட வந்து போயிருப்பாங்க. அவங்கள எல்லாரயும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான திருமண ஆல்பத்துல வந்து பாத்து, அந்தக் கதயெல்லாம் பேசி, அப்டி வந்து மகிழ்ந்துப்போம். அதே போல அந்தக் காலத்துல கட்டுன சாரீ, அ நகைகள் இந்த மாதிரி விஷயங்களயும் பெண்கள்
ஆமா, ஆமா. ம். கண்டிப்பா. நம்மளே நம்ம வந்து திரும்பப் பாத்துக்கிடுவோம். நான் அந்த மாரி பா அப்ப எப்டி இருந்தேன் பாரு அப்டிங்கிற மாரெல்லாம் சில நேரம் சொல்லுவோம்.
ஆமாமா. நாங்க சில டைம் வந்து எங்க பழைய ஃபோட்டோவயே நாங்க திருப்பி, அதாவது எங்க கசின்ஸ் நாங்கல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்குறோம். நாங்க எப்டி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நின்னு அமர்ந்து எடுத்தோமோ, அதே இதப் 10 வருடம் கழித்து அதே ஆடர்ல உக்கார்றது, நிக்கறது அதே மாதிரி அப்டியே நாங்க வந்து எடுத்தோங்க.
அஹான்.